அ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இது வந்து சிற்றுண்டிக்கு இந்த ஸ்நாக்ஸ் அந்த மாரி. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, மதிய உணவு வந்து பார்த்தீங்களா, ஒரு நீங்க ச அசைவ பிரியரா இருந்து, இல்ல அசைவத்தில வந்து அம்மா வந்து எந்த மாரி ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி, இப்ப நெறையா இருக்கு. ஆடுவா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், அ காடை அந்த மாரியான ஊர்வன, பறப்பன அதெல்லாம் நீங்க நெறைய சாப்பிட்டு பழக்கம் இருந்து, அம்மா செஞ்சு குடுத்தது ஒரு குடும்ப அந்த ஒரு பாரம்பரியமா எங்க அம்மா செஞ்சுட்டே வந்துட்ருக்காங்க. இப்ப வரையும் எனக்கு அந்த உணவு ரொம்ப புடிக்கும். அத வந்து யார் கூடயல்லாம் நீங்க வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க? உங்க நண்பரோட, எங்க அம்மா செஞ்சு குடுத்தத. ம்.
ம். அ அது அந்த மாரி நெறைய இருக்கு. அந்த பொறி கேக்கையே, நான் ஒரு முறை அலுவலகத்துக்கு எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போயிட்டு, ஒரு ட டப்பால வச்சுருந்தேன். "நா வழக்கமா சாப்புடுறது தான." அப்படீன்னு சொல்லிட்டு, நான் ஒண்ணே ஒண்ண மட்டும் எடுத்துட்டு, அத அப்டியே நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அது வந்து ஒரு 5 நண்பர்கள் சாப்பிட்டாங்க. "ஆளுக்கு 2 கேக்" அப்படீங்கிற மாரி எடுத்து. <tsk> அப்ப அதில 3 நண்பர்களுக்கு, ஐயோ! அப்டியே புரியவே இல்ல. என்னது இப்டி ஒரு டிஷ்ஷு? எனக்கு வேணும். நான் உங்க வீட்டுக்கு வரேன். அம்மாட்ட செஞ்சு குடுக்க சொல்லுன்னு, அன்னையிலேருந்து அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க.
சரிங்க. சரி. சரி. ம். என்னங்க? என்ன இப்டி சொல்றீங்க? அதாவது, கேக் வந்து எவ்வளவோ கேக்கல்லாம் நா வந்து கேள்விப்பட்டுருக்கேன். இது என்ன வந்து வித்தியாசமா இருக்கு ஆனா? அ நீங்க ஒரு குறிப்பும் சரியா சொல்ல தெரியல. ஆமா.
<chuckles> <chuckles> இ ஆமாமா. எனக்குமே அது ஆச்சரியம் தான். இல்ல, இல்ல எனக்குமே அது ஆச்சரியம் தான். ஏன்னா, "இப்டி வந்து இதில என்ன இருக்கு? நம்மளும் தான் சாப்பிடுறோம். இவனுக்கு என்ன இப்டி புடிச்சுருச்சு இவங்களுக்கெல்லாம்." அப்படீன்னு சொல்லிட்டு நான் கேட்டே புட்டேன். அது என்ன, அது
அ. நீங்க குறிப்ப சொல்லலாம்ல்ல. உங்களுக்கு குறிப்பு இருக்கா? அந்த குறிப்பு உங்களுக்கு தெரியுமா? எப்டி செய்வாங்கன்னு தெரியல.
ஆ. எ எனக்கு அதான் சொன்னனே, ரொம்ப எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியாது. நான் தவறா நான் ஒரு குறிப்பு சொல்லி, அத நீங்க போய் முயற்சி பண்ணி, அப்பறம் என்னை நீங்க திட்டிட்டுருப்பீங்க வீட்ல. அந்த மாரி ஆயிடும்.
<laughs> ஆமா. இது, இந்த மாரி விஷயங்கள்லாம், நீங்க வந்து எத அதிகமா நல்லா சாப்பிட்டு, ஒருத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க அத எப்டி செஞ்சாங்கன்னு நீங்க கேட்டுட்டு வந்து, எங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, நாங்களும் வந்து வந்து முயற்சி பண்ணி நாங்களும் அத வந்து, அந்த இதை நாங்க அந்த அந்த ஸ் அ.
ம். ம். நிச்சியமா, நிச்சியமா. அது நிச்சியமா இன்னொரு முறை உங்கள்ட்ட பேசுற சந்தர்ப்பம் வரப்ப, நான் கேட்டுட்டு வந்து அத பத்தின விவரத்த சொல்றேன்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது எப்டின்னா, ஒரு புதுமையான ஒரு முயற்சியா இருக்கு. "என் குழந்தைகளுக்கு நான் செஞ்சு குடுக்கலாம். அ உண்மையிலே அம்மா வாங்குன பாராட்டல்லாம் நானும் வாங்கணும். என் தோழிகளுக்கெல்லாம் சொல்லி குடுக்கணும்." அப்டீன்னு ஒரு ஆசை. அதனால,
ஆமா. கண்டிப்பா. அந்தது அதேதான். நிச்சியமா, நிச்சியமா. இதன்னா இது நீங்க இது குடுத்த அன்னையிலேருந்து அடிமையாயி, அவன் வந்து எங்க வீட்டுங்களுக்கு அவங்க வந்து, எனக்கு எப்டியாவது செஞ்சு குடுங்கம்மா. எனக்கு ஒரு பொறி கேக் செஞ்சு குடுங்க, பொறி கேக் செஞ்சு குடுங்கன்னு சொல்லி, அத வந்து இந்த ஒரு 3 நண்பர்கள் இன்னைக்கும் வந்து தொல்ல பண்ணிட்டே இருப்பாங்க. அ நாங்களும் சளைக்காம செஞ்சு குடுப்போம். "அந்த நண்பர்களுக்கு இப்டி நம்பலான நம்மளோட உணவு விரும்பி சாப்பிடுறாங்களே! அவங்களுக்கு நம்ம அத செஞ்சு குடுக்கணும்." அப்படீங்கிற ஒரு உணர்வோட, பண்போட, பாசத்தோட நாமளும் அத வந்து எல்லா நாட்கள்ல செஞ்சு குடுப்போம். குறிப்பா வந்து ஒரு விசேஷம் பண்டிகை நாட்கள்ல, அது ஸ் ஸ்பெஷல் பொரி கேக்குன்னு சொல்லிட்டு அதில இன்னும் கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் அதிகமா வேற மாரிலாம் போட்டு முந்திரி, ஏலக்காய்லாம் போட்டு.
ம். பரவால்லங்க. சரி, சரி. பரவால்லங்க. அதான், அதையே வந்து உங்களுடைய குடும்ப பாரம்பரிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொரிக் கேக்கு வந்து எல்லாத்துலயுமே இடம் பெறும்ன்னு நெனைக்கிறேன், அப்பன்னா.